அட போங்க நீங்க <chuckles> அவ் ஏன்னா வந்து ஆ.
ஓ! எனக்கு சு ம். <chuckles> சுத்தமா மனசு <chuckles> அ. மனசே ஆரமாட்டிக்குது. அத நான் வீட்ல சொல்ல வந்து
நான் கொஞ்சம் யூஸ் பண்ணட்டா கூட நம்ம மனசு கொஞ்சம் ஆறிரும். சரி 1 இத்தனை வருஷம் ஆச்சு அப்டினாலுமே மனசு ஆறாது. எத வேணாலும் குடுத்துருவோம் ஃபோன குடுக்கவே மட்டும் மனசு வராது.
ஆமா. ஆனா அதுவும் பாருங்க. நான் எப்டி அப்போ குடுத்துருக்கேன் நான் எ எதுவும் அதல்லாம் இல்லாம புதுசா புது ஃபோன வந்து யாருக்கும் வாங்கி கிஃப்ட் பண்ண மாரி குடுத்துட்டு வந்திருக்கேன் நானு. அந்த அந்த சிச்சுவேஷன் தான் <chuckles> எனக்கலாம். ஏன்னா, 2 மாசமாவது அதுல அவ்வளவா ஸ்டோரேஜ்ம் இருக்காதுல்ல நம்ம. 2 மாசம் பெருசா வந்து இது பண்ணிருப்போம். அந்த சமயத்தல எங்கேயாவது போயிருந்தா ஃபோட்டோ எடுத்திருப்போம் வீடியோ எடுத்திருப்போம். ஆ அப்போ அப்ப சும்மா என்னென்ன சின்ன சின்ன ஆப்ஸ் என்னென்ன வச்சிருந்தேனோ அது மட்டும் தான் இருந்தது. எல்லாமே செயலிகளும் ஏத்த மாட்டேன். சும்மா அந்த வாட்ஸ்அப் மட்டும் இருந்தது. இன்ஸ்டாகிராம் கூட அவ்ளவோ யூஸ் பண்ணதே கிடையாது. க கல்லூரி நேரத்துல. அப்போ ஓ! அது ஒண்ணுதான் செயல நான்.
அம். ம். ஓ! நீ அ. ஆஹ. ஆஹ. நீங்க சொல்லுங்க, இப்ப இப்ப நீ இப்பலாம் நெறைய ஐஎம்இ நம்பர் வச்சு நம்ம கண்டுபுடிச்சு ட்ராக் பண்ணி நீங்க கம்ப்ளைிண்ட் குடுத்தீங்களா முதல்ல?
ஆமாமா. ஆமா. அடுத்த நாள் போய் கம்ப்ளைண்ட் குடுத்தோம். ஏன்னா வீட்ல சொல்லவுமே செம்மத்திட்டு விழுந்ச்சு. ஏன் கேட்டா உனக்கு இப்ப தான் வந்து வாங்கி குடுத்துருக்கோம். வாங்கி குடுத்தது தான் இப்டி பண்ணிட்டியே? மொத வந்து ரொம்ப சின்னூன்டு இந்த சாம்சங்ல டச் மட்டும் இருக்கும் பாருங்க. அதுதான் வச்சிருந்தேன். டச் ஃபோன்னு பேரு. ஆனா வந்து அதுல ஒண்ணுமே இருக்காது. வெருமண டச் ஃபோன்னு பேரு மட்டும் தான் அதுக்கு சின்னூன்டு இருக்கும்ல அது வச்சிருந்தேன். ஆ உனக்கு அதுலருந்து அப்டேட் பண்ணி உனக்கு வாங்கி குடுத்தா நீ இப்டி பண்ணிட்டு வந்துட்டியேன்னு வீட்ல செம்மத்திட்டு. அது வேற இஎம்ஐக்கு வேற வாங்கி குடுத்தருந்தாங்கேளா. ஏன்னா, அதனால கூட கொஞ்சம் திட்
பாட்னம்மா ம். ம்ஹ்ம். ம். ம் ம்ஹ்ம். அதுதான் நான் அடுத்து கேட்கலான்னு நெனனைச்சேன். ஏனா, நம்ம ஃபோன் வாங்கும்போது மொதல்ல வந்து வாங்கும்போது இஎம்ஐக்கு தான். அ நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா உடனே வந்து நம்ம குடுத்துறக்கூடாது நல்லாருக்குமா? நல்லாலான்னு தெர்ல. எப்பனாலும் இஎம்ஐ கட்டணும் தான். ஏனா, நம்ம மனசுக்குள்ள தோணும்ல மொத்த காசையும் போட்டு வாங்கிட்டோமே. அப்டிங்கிற மாரி நம்ம மனசு தோணாம இஎம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது. எ இப்ப ஃபோனும் இல்ல. இஎம்ஐ கட்டும்போது எவ்ளோ மனசு வலிச்சிருக்கும்ல?
ம். ஆமா. ஆமா ம். ஆமாங்க. வீட்ல பயங்கரமா அதனால தாங்க ரொம்ப கஷ்டம். சரின்னு போய் கம்ப்ளைண்ட் குடுக்கவும் போய்டிடோங்க அடுத்த நாளு. எங்க தொலச்சீங்க? என்ன ஆச்சு? என்ன எதுன்னு கம்ப்ளைண்ட் கேட்டாங்கா எழுதியும் குடுத்தோம். பார்த்தா அது கிடைக்கலாம். ஆனா அது கிடைக்காது வேற விஷயம். ஆனா, கம்ப்ளைண்ட் குடுத்தமே கிடைக்கல தான். அது ஃபோன் அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப கஷ்டம்லங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா
ம்ஹ்ம். ம்ஹம். இல்ல ஃபோன்லாம் கண்டுபுடிக்கலாம்னு நெனைச்சா. ஆனா வந்து நமக்கு அவ்வளோ பெருசு இதா
இப்ப ஆனா கண்டுபிடிக்கிறாங்கங்க. இப்ப நல்லாவே கண்டுபிடிக்கிறாங்க. நான் சொல்றது ஒரு 6 7 வருஷத்துக்கு அ 8 வருஷத்துக்கு முன்னாடி.
ஓ! இப்பலாம் கண்டுபுடிக்கிறாங்களா?
கண்டுபிடிக்கிறாங்கங்க. இந்த ஐஎம்இ அத வந்து கண்டுபிடிக்க முடியலனாலும். டோட்டலா லாக் பண்ணர்றாங்க. நம்ம வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆமா. அங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. சும்மா பேருக்கு பொம்ம மாரி வச்சுக்கலாம். அத அப்டிதான். அப்டி ஆக்கிடறாங்க. அந்த மாதிரி ஆக்க முடியது.
லாக் பண்ணா. அ அத ஒண்ணும் பண்ண முடியாது. அ. அதான் நல்லது. ஆ. <chuckles>
அது கூட அப்ப இல்லலங்க. அப்போ அந்த 5 முன்னாடி
இப்ப என்னன்னா நீங்களாவது பரவால்ல. இப்ப ட பேங்க் ட்ரான்சாக்ஷன்லாம் எதுவும் இல்ல. உங்க டீடெயில் பெருசா அதில இல்ல பிரச்சனை இல்ல அப்டிங்கிற மாதிரி உங்க மனசுக்குக்குள்ளேயும் ஒண்ணு இருந்திருக்கும் இல்லையா?
ம்.

நீங்களும் தானே தொலைச்சிருக்கீங்க?
நான் தொலைச்சிருக்கேன். அந்த சம்பவத்த பத்திலாம் அவர்ட நான் சொன்னதே இல்லையே <chuckles> ஏன் வந்து கல்லூரில திருவிழால நடந்துதுதான் அத சொன்னும்னா இப்ப திருவிழாவுக்கு போம்போது பூரா அந்த நினைவு வந்துகிட்டே இருக்கும். அது அதோட புதைச்சரணும்னு அத பத்தி அவர்ட்ட நான் சொன்னதே இல்ல. ஆனா அவர் தொலைச்சப்ப நான் சொன்னேன். நானும் இந்த மாரி ஒரு தடவ தொலைச்சிருக்கேன் அப்டின்ற மாரி அது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் சொன்னேன். அப்ப சொன்னனா இன்னும் கொஞ்சம் நமக்கு திட்டு வுழும்ல. <chuckles> அதனால அப்ப அது
ஆஹ. ம்ஹ்ம். ம். இப்ப நீங்க ஹெல்ப் பண்ணியந்திருக்கலாம் முன்னாடியே இந்த இதெல்லாம் ப ஆனா நீங்க சொல்ற மாதிரி தொலைஞ்சிடுச்சு. இனிமே பேசி எதுக்கு ஆகபோது.
அதுதான். அதுவும் வந்து சார்ஜ் போட்டு தலமாட்ல தாங்க வச்சிருக்காரு. சார்ஜ்ர் மேல வச்சிருந்தா கூட சரின்னு சொல்லலாம். தல மாட்ல வச்சிருக்காரு. அவன் வந்து அசஞ்சு எடுத்துட்டு ஓ! ஒரு வேள ஜன்னல் வேலையே எடுத்தத்துருப்பனோ என்னமோ சொன்னாரு அவரு. ஜன்னல் வழியா எடுத்தாங்களான்னு தெரியல. இதுல வந்து என்கிட்ட வந்து எடுத்துருந்தா
ம்ஹம். ம். நெறைய நம்ம ரிசர்ச் வேலயெல்லாம் பார்த்துருப்போம்ல. நல்லவேல ஆனா ப்ளாக் பண்ணிட்டேங்க. ஆனா இந்த தடவ போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் குடுக்கலையா?
ஆமாமா. ஆம். உடனே ஆமா, குடுக்கல. ஏன்னா இவரு சொல்ட்டாரு. அத வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எப்டி இருந்தாலும் லாக் எடுக்கணும். அதாவது நம்ம உள்ள இருக்க ஃபோல்டர்ஸ்லாம் அவுங்க யூஸ் பண்ணணுனா, ரீசெட் அடிச்சா தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபோன இல்லையா? அதனால அந்த சிம்ம மட்டும் பிளாக் பண்ணிட்டாலே போதும். மோஸ்ட்லி அங்க Google Payவோ எது ஓப்பன் பண்ணாமே ப்ளாக் ஆயிருச்சுன்னு தான் காட்டும். நமக்கு.
ஆமா. ஆனா, இப்ப நெறைய ஆக்கர்ஸ்லாம் இருக்காங்க. என்னென்னவோ மொபைல்லலாம் ஓப்பன் பண்ணி என்ன வேணாலு பண்ணிடுவாங்கங்க. நமக்கு தான் தெரியாது அது.
ஆ ஆனா வந்து நம்ம இப்டி நம்ம சிம்ம லாக் பண்ணிட்டோனாலே மோஸ்ட்லி லாக் ஆயிருங்க எல்லாமே. அது ஆக்டிவேட் ஆறதுக்கே இவருக்கு வந்து 1 வாரம் எடுத்துக்குச்சு. அந்த புது சிம்ம ஆக்டிவேட் ஆகி Google Payலருந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்றதுக்கு 1 வாரம் ஆச்சு. அ அது சாலிடா 1 வாரம் ஆச்சுங்க. அதனால அது நம்ம லாக் பண்ணிட்டோம் ஃபஸ்டு சிம்ம லாக் பண்ணிட்டோம்னாலே பாதி பிரச்சனை சால்வடு. ஆ ஃபோன்ல இருக்க டேட்டாஸ் எடுக்குறது வந்து நீங்க ம நீங்க சொல்ற மாரி ஹேக்கர்ஸ் அளவுக்குலாம் யாருமே எனக்கு தெரிஞ்சு கிராமத்துலலாம் <chuckles> போமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அது வந்து நடந்தது
ம். ஆஹம். ம், ம், ம். இல்ல அது ஒண்ணு. ஆனா மொபைல்ல இப்டி திருடிட்டு திரும்ப அப்டி யூஸ் பண்றாங்க இல்லையா? அது தொலைஞ்சது ஒண்ணு குடுக்கலாம். ம்.
அத ஆமாமா. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரீசெட் அடிச்சுருவாங்கங்க. அந்த பாஸ்வர்ட் வந்து மறந்துட்டோம். பாஸ்வர்ட் போட்டு பிள்ளைங்க போட்டு லாக் பண்ணிருச்சுங்க.
ம். அத ஆப்லாம் நறைய இருக்கே அதான்.
ம். அப்போ வந்து அது வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியாதுல்ல. அவங்க ஃபோன வந்து யூஸ் பண்றதுக்கு தான் எடுத்துருக்காங்கன்னு தெளிவா தெரிஞ்சச்சு.
நம்ம வந்து பண பரிமாற்றம் வந்து நின்னா போதும். நம்ம நம்பர மிஸ் யூஸ் பண்ணாம இருந்தா போதும். இது 2யும் நம்ம பிளாக் பண்ணிடலாம்னு நீங்க சொல்ல வர்றீங்க.
ம் அவ்வளோதான். அப்டிதான். ஆமா.

ம்ஹ்ம்.
அப்போ நானு, என்னோட கசின்னு, அப்புறம் அவங்க ஒரு என்னோட தங்கச்சி, அக்கா ஒரு ஒரு 6 பேர், 7 பேர் இருந்தோம். ஒ கிட்ஸ் மட்டும். அதான் பெண்கள் மட்டும். ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு 18லருந்து ஒரு 25 வயசுக்குள்ள தான் இருக்கும். அந்த அந்த ஸ்டேஜ் 6 பேருமே. என்ன பண்றோம் எல்லா ராட்னம் பொருட்காட்சின்னு போனா என்ன பண்ணுவோம்? எல்லா ராட்டனத்திலயும் ஏற ஆசைப்படுவோம்.
ம்ஹ்ம். ம். அதேதான் அது அது அங்க வந்து ஃபோன்லாம் நமக்கு மறந்துரும்.
ஆமாமா. அது மாரி என்ன பண்ணிட்டோம் போய் டிக்கெட் எடுக்க போகுது எடுத்துட்டோம். ஆ டிக்கட்டெல்லாம் எடுத்துட்டு, வந்துட்டு என்ன பண்ணோம்ன்னா ஒரு பையி கையில வச்சிருந்தா, ம் யாரு? எங்க நாத்தனார் வந்து ஒரு பை கையில வச்சிருந்தா. அந்த பையில வந்து அவ ட்ரெஸ்ஸ தைக்க குடுத்துருந்தா. அது ஏன்னா, அது வந்து கோயில் திருவிழாவ ஒட்டி தான் அந்த பொருட்காட்சி வந்து போட்டுருந்தாங்க. அப்போ அது வந்து டிரெஸ்ஸு தைக்க குடுக்கறதுக்காக அந்த பை வச்சுருந்தா.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆஹ.
அப்ப என்ன பண்றோம் இந்த அந் அவள் போய்கிட்ருக்கும்போது, அந்த பையில இந்த ராட்டனத்துக்கு போறதுக்காக ஏறி போகும்போது என்ன பண்ணோம்? இந்த பைக்குள்ள போடுறதா நெனச்சு, ஃபோன கீழ போட்டுருக்கோங்க. பைக்குள்ள போட்டதாவே நெனச்சு நெனச்சு நெனச்சு வீடு வரை வந்தாச்சு. அங்க விட்டாலே தேடுறது கஷ்டம் தான், கெடைக்காது. ஆனா அந்த பைக்குள்ள தான் போட்டோம்ன்னு நெனச்சு, ஃபோன கீழ போட்டுருக்கோம். அந்த பையுள்ளாற விழாம, அது கீழ விழுந்திருக்கு.
அடடே! ம். ஆஹா. அதாவது மொபைல் தொலைஞ்சு போனதே தெரியல. நீங்க வீடு வரைக்கும் வந்துட்டீங்க.
ஆ. வீடு வரைக்கும் வந்துட்டோம். ஏ ஏன்னா ஒருத்தரோட மொபைல் தான காணோம். போன 6 பேர்த்துல ஒருத்தரோடது தான காணோம். அது
ஆஹ. அதேதான். இப்ப ஒரு ஃபோன் இருந்ததுன்னா, நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். <chuckles> ஆ.
ம் கண்டுபிடிச்சிருப்போம். அது அந்த பேக்குள்ள போட்டும்போது அந்த சத்தமும் கேட்கலங்க. அந்த கீழ மேட் மாரி போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ராட்டணத்துக்கலாம் ஏர்றதுக்கு முன்னாடி இந்த அ படிக்கட்டு ஏர்றதுக்கு முன்னாடி.
ஆமாமா. அது போல ஆமா. அ நெறையா தெரியாம இருக்கிறதும்ங்கறதுக்காண்டி, நெறைய வந்து போட்டு. ஆ.
ஆ. அதுல கிதுல விழுந்துருச்சா? என்னன்னும் தெரிலங்க. அது அந்த படி ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா அப்பதான் பைக்குள்ள போட்டேன்.
அஹ்ம். அப்ப கடைசியா யூஸ் பண்ணது எப்பன்னு நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க பேசுறீங்க? மொபைல் கண்டுபுடிச்சீங்களா? எப்ப கண்டுபுடிச்சீங்க? என்ன பண்ணீங்க?
அதுதாங்க நான் வந்து பார்க்கலைல. ஏன்னா ஏறும்போது ஒரு வழியில ஏறுவோம். இறங்கும்போது ராட்டின சுத்திட்டு எறங்கும்போது ஒரு வழியில இறங்கிருவோம்.
அ. ஆமா. அதுவேற.
அந்த வழியா இறங்கி நாங்க வந்து அடுத்தடுத்த ராட்டணத்துக்கு போயாச்சு, வீட்டுக்கு போயாச்சு. <chuckles>
ம். ம்ஹ்ஹ்ம்.
அப்போ அங்க இருந்திருந்தா கூட நம்ம வந்து அங்க இருந்திருந்தாாலும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். என்னதான் அங்க ஆ போலீஸ் இருந்தாலும், நம்ம போய் அந்த மைக்லேயே என் ஃபோன காணோம்ன்னு கத்துனா கூட எவன் எடத்தத தருவான்? எவன் எடத்தத தருவான் சொல்லுங்க.
ஆமா. கண்டிப்பாங்க. ஏன்னா நம்பிக்கையே ஏய்! நம்ம நம்பிக்கையா போய் சொல்லவும் முடியாது. தேடி நாமளே கண்டுபுடிச்சிடலான்னு ஒண்ணு ப ஒண்ணு தோணும் நம்ம மனசுக்குள்ள.
ம். இப்ப என்னன்னு கேளுங்க. இதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, வீடு வர போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த பைய தொறந்து பார்த்தா, அதுல மொபைல் இல்ல.
ம்ஹ்ம்.